கண்டிப்பாங்க. ஆ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆ என்னோட காலேஜ் கல்லூரி பருவத்தில்லுள்ள குரூப்பே வந்துட்டு ஒன்னு இருக்குங்க அதில. அதில வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டாருக்கு குடும்பத்தினர்களுக்கு அனுப்ப வேண்டிய விஷயங்களோ, இல்ல, ஒரு நகைச்சுவையா பேச வேண்டிய விஷயங்களோ அ அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு, பேசறதுக்கு ஏதோ ஒரு விகிதத்தில இன்னொருத்தருக்கு அனுப்ப போக வேண்டியது, ஃபார்வர்ட் பண்றதுக்காக நான் போன நேரங்கள்ல, அது வந்துட்டு தெரியாத்தனமா என் கைப்பற்று வந்துட்டு போய்ருச்சுங்க. ஆ 4 பேருக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜ்ல, அந்த 4வது ஆட்கள்ல வந்துட்டு, என்னோட கல்லூரி குரூப்ல வந்துட்டு டச்சாகிப் போய்டுச்சு. தடப்பட்டு.அப்ப வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லோரும் பார்த்துட்டாங்க. எல்லா ஆசிரியர்களும் வந்துட்டு, "என்ன வந்துட்டு, ஆ ஒரு மாரி "என்ன இதெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கான்?" இங்க பெரிய ஆட்கள்லெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பெரிய லெவல்ல உள்ளவங்கெல்லாம் வந்துட்டு இதில இருக்காங்க குரூப்ல."
ஆ. ஆஹ. ஆஹா! ஓ! ஆஹ. ஓ! அந்த மாரி ஒரு குழுமம். அது.
ஆ, ஆ குழுமம்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த குழும்மத்தில வந்துட்டு இந்த மேரி அனுப்பிச்சுட்டானே, இந்த மேரி நகைச்சுவையா பேசிட்டான். அவங்கள் என்ன நெனப்பாங்க? இவனப் பத்தி, அப்போ நம்மள என்ன நெனப்பாங்க? ஆசிரியர்கள இப்படித்தான் வழி நடத்துவீங்களா, உங்களுடைய மாணவர்கள அப்படீன்ற மேரி தான யோசிப்பாங்கன்ற மேரி, அவங்களுக்கு ஒரு பயமும், கோபமும் அதிகமாடுச்சு. என்ன வந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு எப்படி புரிய வக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த நாள் நான் கல்லூரிக்குப் போறேன். அப்ப எல்லாரும் என்ன கூப்பிட்டு கேட்கிறாங்க "என்னடா இது பண்ணி பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு ரொம்ப கோவத்தில இருக்காங்க. என் மேல, ரொம்ப ஆக்ரோசத்தோடயும், கோபத்தோடையும் அவங்களுக்கு சொல்லி புரிய வக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடுச்சு. மேல் இடத்திக்கு வேனாலும் நான் போய், அந்த அதிகாரிகள்ட வேனாலும் நான் பேசுறேன். அந்த குழுமத்தில் இருக்கிறவங்கள்ட நான் போய் பேசுறேன். "இது தான் நடந்துச்சுன்னு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன்."
புரியுதுங்க. அடப்பாவமே! அத பார்த்துட்டப்புறம் நம்ம வந்து அத டெலிட்டும் பண்ண முடியாதுன்ற மாரி ஒரு அழிக்கவும் முடியாது. அந்த ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இல்லையா?
இந்த டெலிட் பார் எவரியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா, அந்த நேரங்கள்ல நான் போதுமான நேரங்கள் வந்துட்டு வீணடிச்சுட்டேன். அத பார்க்கல நான் சரியா. பார்த்திருந்தேன்னா மின்னாடியே அந்த விஷயங்களல்லா நான் செஞ்சுருப்பேன். அந்த போதுமான குடுக்கப்பட்ட நேரங்கள் வந்துட்டு
புரியுதுங்க. அதாவது இல்ல பார்த்துட்டு அப்புறம் நாம டெலிட் பண்னாலும் பிரயோஜனம் இல்லையே.
கண்டிப்பாக, கண்டிப்பாக. முற்றிலும் உண்மை தாங்க நீங்க சொன்னது. அப்ப இல்லன்றப்ப அடுத்த நாள் போய் நான் எல்லா விசாரணைகளையும் பண்ணிட்டு, செஞ்சுட்டு அவங்கள்ட பேசி முடித்த பெறகு தான் எல்லா விஷயங்களும் சரியாவே ஆணுச்சுங்க. அந்த மேரி தருணங்கள்லாம் நெறையவே நடந்திருக்கு. இதில அதில ஒண்ணு இது.